ஓ! ம்.
அந்த <tsk> அது எப்டின்னா, அந்த பாட்ட எடுத்துட்டா அந்த கதை களம் மாறாது. ஆனா அந்த பாட்டு இருக்குறதுனால ரொம்ப ரொம்ப குஷியா இருந்தோம் நாங்கெல்லாம். ஏன்னா படத்தோட கதைக்களம் அந்த மாரி வரும். அ ரொம்ப, ரொம்ப ஒரு அழகான படம் அது. அது ஒன்னு அப்டி. ம், மேற்கொண்டு சின்ன வயசுல இன்னும், ஒரு சில பாடல்கள்லாம் வந்து அ பிடிக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க, ம்ஹ்ம். ம். இந்த படையப்பா படத்துல, அதெல்லாம்
கண்டிப்பாங்க. "படையப்பா, முத்துலாம்" இல்லாம வந்து என்னால, அ எங்க அந்த, அந்த ப்ளேலிஸ்ட முடிக்க முடியாதுங்க. "முத்து" அப்டிங்குற ஒரு படத்துல, முத்துங்குற அந்த பா அ சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆ. கண்டிப்பா கருப்பான ஆ கருப்பு ம். இல்லங்க. அது அந்த கருப்பான ஆண்கள் இங்கே, அ "சிவப்பான ஆண்கள் இங்கே பலகோடி உண்டு, கருப்பான எண்ணைக் கண்டு கண் வைத்தது என்னன்னு." வருமே முத்தூல?
நிச்சயமாங்க. அது, அது வந்து டூயட் பாடல். அது ஒரு காதல் பாடலு. அந்த காதல் அப்டிங்குற ஒரு உணர்ச்சிக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து பிடித்தம், அ எங்களோட எங்களோட என்ன சொல்றது, விருப்பம் அப்டிங்குறமாரி உணர்ச்சி தான் மேல் ஓங்கி நிக்கும். காதல விட எங்களுக்கு. அந்த தலைவரோட, தலைவரோட ரசிகர்கள் அத்தன பேருக்கும், அந்த மாரி தான் நிக்கும். ஏன்னா தலைவர்னாலே, காதல விட அவரோட நடிப்பு தாங்க ரொம்ப ஜாஸ்தியா அவருக்குல்லாம்.
ஆமா. ம். சூப்பர் சூப்பருங்க, அ. ஓ! ம். நடிப்பு அவரோட ஸ்டைல் எல்லாத்துக்கும் புடிச்சு போயிடுது இல்லிங்களா? ஆமா. ஆனா, அவருடய பின்வ பின்னணி குரல், கொடுக்குறாங்க பாருங்களேன்.
கைல தாங்க. அ, ஆமா. ஆமா. அது. ம். சொல்லுங்க.
அதுவுமமே பாத்தீங்கனா, அவருக்கு அழகா மேட்ச் ஆயிடுதுல்லிங்களா?
நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க. பின்னணி குரல் வேற யாரோ கொடுத்துருக்காங்கனு நெனச்சுட்ருக்கீங்க. ஓ! பாட்டுல சொல்றீங்களா? ஆமாங்க. அ பாட்டு உண்ம தாங்க கண்டிப்பா. நான் என்ன நெனச்சேன், நீங்க படத்துல
அவருக்கு பின்னணி பாட்டு, பாட்டு பாட்டுல, ஆ. அவரே பாடுற மாரி இல
படத்துலயே வேற யாரோ பின்னணி குரல் கொடுத்திருக்காங்களோனு சொல்றீங்களோனு நெனச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிருச்சு. <laughs>
இல்ல, இல்ல, இல்ல. ஏங்க, ஏங்க நீங்க வேற? என்ன என்ன எனக்கு ஏ, பி, சி, டி கூட தெரியலன்னு நெனச்சிட்டுருக்கீங்க பாருங்க, நீங்க. <laughs>
<laughs> <laughs> இல்ல, இல்ல. அது முதல் படத்துல வந்து அந்த மாரி நடந்துருக்கும். "அபூர்வ ராகம்னு" ஒரு படம் வந்துச்சு. அதுல அப்டி நடந்துருக்கும். ஏன்னா அவருக்கு அப்போதான் புதுசு. அவரு வந்து பேச தெரியும், பேசத் தெரியாது. ஏன்னா அவர் வந்து பூர்வீகம் வந்து தமிழ்நாடு கெடையாது. அதனால, தமிழ் கத்துக்க தான் வந்தவரு. அதனால அந்த ஒரு, ஒரு தயக்கம் இருந்துருக்கும் இயக்குனருக்கு. நாளடைவுல வந்து ரொம்ப, அதாவது அவர மாரி ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆள் ரொம்ப அரிதான விஷயம்.
ம், ம். ம், ம். ம். ஆமா, ம்.